இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு திறமை இருக்கும். ஒரு ஒரு திறன் இருக்கும். ஆ சில திறன்கள்ல வந்து நமக்கு இந்த பள்ளிக்கூடத்திலயோ! இல்ல கல்லூரிகள்லோ! வந்து நம்ம கத்துக்கிறோம். ஆனா, ஒவ்வொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து தானாவே வந்து, "படிக்கணும்" அப்பிடிங்கிற ஒரு ஈர்ப்பு தனக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் எல்லாருக்குமே! ஆ அத சே சில பேரு வந்து அத தொடர்ந்துட்டே போவாங்க. சில பேர் வந்து ஒரு தருணத்தில விட்டுறாங்க. அந்தமாரி நீங்க சொந்தமா எதாவது ஒரு திறன கத்துக்கிட்டீங்களா? அதனால எதாவது பயன் கிடைச்சிருச்சா? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ஆமா. நிச்சயமா. எனக்கு வந்து இந்த சிறு வயசுலேருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அ இந்த வரையறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓவியம் வரையிறது, ஆமா. அப்போ இந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க எல்லாருமே பண்ணிருப்போம் இல்லைங்களா!
சொல்லுங்க. ஓ! ஓவியம். அ. ஆமா.
ஏதோ ஒரு கிறுக்கல்ல ஆரம்பிப்போம்.
அ, ஆமா.
ஏ எதாவது சும்மா அந்த அ ஆமா. <laughs> கண்டிப்பா. அது இந்த மலை, மரம் இல்லாத எனக்கு தெரிஞ்சு எந்த பிள்ளையும் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க கூட
மலை, மரம். <laughs> ம். ஆ, இப்பவும் என் பொண்ணு அதெல்லாம் செய்யும். அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து ஒரு மலைய வரையும் போது, அ அந்த குழந்தைக்கு அம்மம் அம்மா மேல அதிக பாசமும், மரத்து வரையும் போது அம் அப்பாவுடைய ஞாபகம், அ சிநேகம் அதிகமா இருக்குது அப்பிடின்னு சொல்வாங்க. நான் ஒரு சைக்காலஜில அத பாத்தேன், இப்போ.
அது என்னமோ ஒரு, இது இல்லைங்களா! ம். ஓஹோஹோ! அப்பிடிங்களா! அதுங்க நான் ம்.
ஆமாங்க. அதேமாரி அதில அவுங்க பயன்படுத்துற இந்த கலர், நிறங்கள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப டார்க்கா இருந்தா இதா இருக்கும், அவுங்க மனசுல ஏதோ வலி இருக்குது. அவுங்க கையில நிறையா நிறங்கள குடுத்துட்டா, அத அடிச்சு, அடிச்சு கடைசில ஒரு நேரத்துல அது நல்ல அந்த ம யெல்லோ கலருக்கு வரும், அப்பிடி மஞ்ச நிறத்துக்கு வரும் அப்பிடிம்பாங்க. அப்போ அவுங்க மனசு தெளிவடஞ்சிருச்சுன்னு அர்த்தமாம்.
ஆமா. ஆமா, ஆமா. ம்.

அப்போ அதில வந்து ம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இணையத்தில நான் போட்டதுக்கு அப்புறம். இத ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குறுஞ்செய்தி அனுப்புறாரு.
சரிங்க. அய்யய்யோ! நல்ல விஷயம் ஆச்சே. ஆ என்ன என்ன படம் அது என்ன படம் வரஞ்சீங்க அப்படி?
ஆமா. எனக்கு என்னடா இது? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அ நா இல்ல ஸ்பைடர் இல்ல, ஐயன் மேன்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒரு ஆமா கார்ட்டூன் கேரக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ. இப்போ பல திரைப்படங்கள் வந்துடுச்சு.
ஆமா கேள்விப்பட்டுருக்கேன். ஆமாங்க. புள்ளைங்க நெறைய பாக்பாங். ஆ.
அந்த நான் வரைஞ்ச அந்த காலத்தில வந்து, அது திரைப்படமா இல்ல. ஆனா இப்போ பல கார்ட்டூன்கள்லாம் இருந்தது அப்பவே.
சரிங்க. ஓஹோ! ஆ.
ஆ. அது வந்து வெளிநாட்டில வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற இதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆ, சரிங்க. சொல்லுங்க.
ஆமா. அப்போ சரி நான் அத வரஞ்சு, சும்மா நம்ம போடுவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணும் இத பத்தி பெருசா தெரியாது.
ஆ நம்மள பத்தி நம்மளே வந்து அவ்ளோ பெருசா மதிப்பிட்டுருக்கவும் மாட்டோம். நம்ம எதோ வரஞ்சோம் போடுவோம். அந்த மாரி தான். ஆ சொல்லுங்க.
சரி, <chuckles> ஆமா. அப்போ போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கனாக்க, ஒரு 2 3 நாட்கள்லயே வந்து யாரோ ஒருத்தர் கேக்கறாங்க, "எங்களுக்கு இது வேணும். இவ்வளவு காசுக்கு" அப்படின்னு.
ம்.
நானு, நம்ம இந்தியர்கள் இல்லையா? உடனே நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு என்ன வெல அவங்க கேக்கறாங்க.
ஆமாங்க. <laughs> ம். நல்ல விஷயந்தான்.
அப்படி தானே நம்மளுக்கு தோணும். நா சரின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு நல்ல ஒரு தொகையா வந்தது.
ஆமா. சரிங்க.
சரி, ஓகே. யாரோ கேக்கறாங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அத வரஞ்சேன். அது அத கொடுத்த வித்துட்டேன் அது. அது வந்து ஒரு பெரிய உற்சாகத்தக் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ. திரு நல்லதுங்க.

ஆமா. அது வந்துடுச்சு. அதுபோக எனக்கு என்னான்னாக்கா, இப்ப என்னுடைய எனக்கு வந்து 2 மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க.
ஆ, சொல்லுங்க.
அவுங்களுக்கு வந்து இந்த ம், அறிவியல் சம்பந்தப்பட்டதா அவுங்களுக்கு வந்து வ வரைய வேண்டியது இருக்குதுன்னாக்க அ ஆமா. எனக்கு என்கிட்ட குடுத்துடுவாங்க. "ஏய்! நீ இத வரஞ்சு குடு" அப்பிடின்னு.
ஆமா. அந்த ரெக்கார்டு, ஆ. <laughs> நான் உண்மையிலே ரொம்ப லக்கிங்க, அவுங்க.
ஆமா. அப்போ அந்த இதயம் வந்து ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, எந்த வகுப்புன்னு. அ அதில வந்து அந்த இதயத்த வரையனுன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆ. சொல்லுங்க.
அதாவது நார்மலா வந்து, இதயம் வந்து நம்ப ஒரு அ இந்த காதல் சம்பந்தப்பட்ட மாதிரி 1 போடுவோம். ஆனா அது உண்மையான அது சரியான உருவம் கிடையாது, இல்லைங்களா!
ஆமா, ஆமாங்க. ஆமா. அது ஆர்ட்டெரி, வெய்ன்னு, பல்மனரி ஆர்ட்ரி அது இதுன்னு வரும், சொல்லுங்க. நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. ஆ.
ஆமா. அது அதெல்லாம் இருக்கும். அப்போ அத வந்து வ வரஞ்சு குடுக்கணும் அப்பிடின்னம்போது, என்னுடைய சகோதரிகளுக்கு, நான் அத வரஞ்சு குடுத்துருக்கிறேன். அம் ஆமா, அது பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய பள்ளியில கூட, நான் சில போட்டிகள்ல வந்து, இந்த ஓவியப் போட்டி வரும் இல்லயா! அதில எல்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள் வாங்கியிருக்கேன். முதல் பரிசுன்னு பொய் சொல்லமாட்டேன். <laughs>
சரிங்க, நல்ல விஷயம். ஓ! அதெல்லாம் சிறப்பு சிறப்பு சிறப்பு. அ சிறப்பு நல்லதுங்க, அருமை. அ சொல்லுங்க.
அதுல ஒரு 2வது, 3வது அந்த மாதிரியான பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறேன்.
ஆ, நல்லதுங்க! ஆ.
ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் வகுப்பு வரும்போது, நம்புளுக்கு வந்து பொதுவாவே நேரம் கிடைக்க வாய்ப்பு இல்ல.